ஏனுங்க நீங்க வழக்கத்துக்கு நேர்மாறாக சொல்றீங்க. எல்லாரும் வந்து நாள் நன்னா இருந்தா இந்த நாள் நல்லா இருந்ததுக்கு நன்றி சொல்வாங்க. நீங்க வந்து கடினமான நாளுக்கு அப்புறம் வந்து இறைவனுக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க.
ஏங்க அந்த ஒரு காமெடி நீங்க பாத்தது இல்லையா? அந்த ஒரு படத்துல நம்ம விவேக்கு சாரு இருக்காருலங்க, விவேக்கு சாரு. அவரு சொல்லுவாரு நாங்கலாம் வந்து ப்ரீபெய்டா வந்து ச குடுத்துட்டு நாங்க வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பைன் கன்னி கட்டிட்டுது. ஆ. அதே மாரிதான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு நல்லா ஆயிறாதா. அதுக்காகங்க.
ஆ. ஆ. ஓ! ஓ! ஓ! சரி. ஆ. ஆ. வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு. ஆ. அ.
ஆமாங்க. "வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும்." ம். ஏதோ எங்க இந் இந்த வார்த்தைய சொல்லும்போதெல்லாம் எனக்கு எவ்ளோ தைரியம் கிடைக்குது தெரியுமா?
இருந்துதான் பார்க்கணும். <laughs> ஆ. <laughs> அ. ஆமா. அப்படியாக உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அ. <chuckles>
<laughs> வாழ்க்கையும் ஓடுது, கூட எண்ணையும் சேர்ந்து ஓடவுடுது. ஆனா, இதுக்கு பாருங்களேன், இதுக்கு நடுவுல இந்த ஓடுகின்ற வாழ்க்கை, இந்த ஓடத்துக்கு நடுவுல ஒரு அழகான பூ ஒண்ணு பூத்துச்சுங்க.
அ. அ. ஆ.
அத பத்தி. அது யார்ன்னு கேளுங்க. கேட்கண்னும்ல இங்க நீங்க.
செரி கேட்ருவோம். சொல்லுங்க.
அ அது யார்னா? என்னுடைய குட்டி கவிதை. என்னுடைய சின்ன மகள். ஆ. அத எ ஒரு 15 வருஷத்துக்கப்புறம் 2 ஆம்பள பசங்க இருக்காங்க. அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து இறைவன் தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வரம். என்னுடைய மகள் மகள். அவ அவள பார்க்கும்போதெல்லாம் "வா வா என்தேவதையே" அந்த பாட்டையும் போட்டுக்கிட்டு. நாங்க எனக்கு அவள கட்டி புடிச்சுட்டு ஒரு ஓய்வு நேரத்தில தூங்குறதுனா ரொம்ப புடிக்குங்க.
ஓ! அ. ம். மரம். ம். ஆமா, ஆமா. ஆ. <chuckles> அ ஆ. செரி மகள் வரம்னா, 2 பசங்க எப்படி?
ஆமா. பசங்க பெரிய வரமா இருந்தாங்க. அப்ப இப்ப ரொம்ப பெருசாயிட்டாங்க, தூரம் போனதுனால அந்த வரத்த ரொம்ப என்னால என்ஜாய் பண்ண முடியலங்க. <laughs>
<laughs> <laughs> சரி சரி சரி, ஆமா. ம். ம். ம்.
அ ஆனா, இந்த மகள் இருக்கா பார்த்தீங்களா, சின்ன புள்ள அதாவது 7 வயசு தான் ஆவுது. அந்த 7 வயசுல, அந்த பிஞ்சு குரலுல அவ பேசுறத கேட்க அந்த மழலை குரல். அப்படியே வந்து கேட்கும்போது அந்த ஓய்வு நேரத்தில என்னோட காதுக்கு வந்து வேற என்ன ஒரு பெரிய இசையமைப்பாளருடைய இசையா இருந்தா கூட செரி அவ்ளோ முக்கியமா தெரியாது. இதுதாங்க எனக்கு உலகத்திலேயே வந்து சிறந்த ஒரு இசையா தெரியும்.
ம். ம். ம் ம். ம். ம் ம்.

ம். அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம வந்து என்னென்னா, அந்த வாக்கு ஏன் முக்கியம்? அப்படிங்கிறத நான் சொல்றேன், நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட்டு, நே நேசிச்சு ஐயோ! இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய உறவு, இதுதான் என்னுடைய மனைவி, இதுதான் என்னுடைய கணவர்ன்னு ஓடுறோம், ஓடிக்கிட்டே எனக்கு புடிச்ச அப்புறமா கல்யாணத்தில செட்டில் ஆயிடுறோம், அப்புறம் 2 புள்ளைங்க ஆச்சா, "அ என்னா வேணும்?" அப்படிங்கிற மாரி நம்ம வாழ்க்கைய கொண்டு போறோம் இல்லிங்களா? ஆனா அது அந்த ஓய்வு நேரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஒங்க வ நீங்க வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என் வீட்டுக்காரருக்கு வந்து, சூடா ஒரு காப்பி, "பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்ற மாரி ஒரு காப்பிய கொண்டு ஃபில்டர் காஃபி கொண்டு போவேங்க நானு.
ஆ. ஆ. ஹெல்லோ நீ ம், ஓ! ஓ!
ஆ. யாருமே நமக்கு வந்து கொஞ்சம், ஒ எதாவது காஃபி தந்தாங்கன்னா, அவங்க நேரத்தையும் தருவாங்கன்னு தானே நம்ம படிச்சிருக்கோம்ல!
ஆமா. அ,
ஆ அப்போ, அந்த மாரி ஒரு காஃபியும், கொஞ்சம் சிற்றுண்டிகள் ஏதாவது வீட்ல இருக்கிற கறுக் முறுக் அந்த மாரி இருக்கிற விஷயங்கள்லாம், நான் கொண்டு போய் அவர் கூட உக்காந்துட்டு, நான் சாப்ட்டு, பேசிட்டு நாங்க 2 பேரும் அந்த குழந்தையும் இருப்பா கூட, <gasps> அந்த தருணத்தை வந்து எதோ அந்த மாதிரியோட ஓய்வு நேரத்தை செலவழிக்கிறது எனக்கு ரொம்ப புடிக்குங்க.
ஓ! ஓ! நான் 1 நிமிஷம் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், அதாவது நீங்க காதல் நீங்க காதல் பண்ணனு சொன்னோன வச்சு ஐய்யயோ எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, நான் போய் எப்படி காதல் பண்றது? <laughs> ஆ ஒரு ஒரு செ ஒரு வினாடி என்னோட மைண்டு ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த எடத்தில. ம். <laughs>
<laughs> <laughs> அய்யய்யோ அப்படிலாம் எதுவும் செஞ்சிராதீங்க. நல்லா இருங்க குடும்பத்த மனைவிய நல்லா பாத்துக்கங்க, குடும்பத்த நல்லா பாத்துக்கங்க. நல்லா இருக்கணும் நீங்க. அந்த மாரிலாம் செய்யாம உங்க மனைவி கூட, அதாவது ஏன் நம்ம வந்து கணவனும் சரி, மனைவியும் சரி, நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர போய் நம்ம கடுமையான 1 நாள் ஆயிருச்சுனா, அதுக்கப்பறம் அடுத்த நிமிடம் வந்து நம்ம அடுத்தது வந்து அவங்க கிட்ட பிரிஞ்சு போய் எப்படி இருக்கணும், அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம், சரி நமக்கு என்ன நேரப்போக்கு? நம்ம போய் கொஞ்ச நேரம் விளையாடுவோம், நம்ம போய் கொஞ்ச நேரம் வந்து இது பண்ணுவோம், டிவி பார்ப்போம் கொஞ்சம் நமக்கு புடிச்சத பாப்போம், ஏன் "நம்ம 2 பேருக்கும் புடிச்சது என்ன?" அப்படிங்கிறது ஒரு காலத்தில இருந்திருக்கும் இல்லிங்களா? இல்லாம போகாதே, அப்புறம் எப்படி வந்துச்சு அந்த காதல்?
<laughs> ஆ. ம்ஹ்ம். ஆமா. ம். ம்.

கடுமையான நாள்ன்னு சொல்லிட்டீங்க? அப்பா, கடுமையான நாளுக்கப்பறம், கண்டிப்பா ஓய்வு நமக்கு தேவைப்படுதுதான். ஆ பொதுவாவே எனக்கு ஓய்வுன்னா ரொம்பப் பிடிக்கும் அது கடைக்றது இல்ல. ஆனா, இந்த கடுமையான நாள்ன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, காலைல எழுந்திருச்சு, பிள்ளைக்குட்டியப் பாத்து, வீட்டுக்காரரப் பாத்து, அப்புறம் சிலப்போ வீட்டுப்பணியெல்லாத்தையும் செஞ்சிட்டு, அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் வந்து நமக்கு ஓய்வு கெடைக்கணும், அப்டிங்கிறத நெனைப்போம், ஆனா பாருங்க, அந்த நேரத்துலதான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய வேல வரத்தான் செய்யுது. எல்லாத்தையும் சரி சொல்லுங்க, சொல்லுங்க.
ஏன்? ஏன்னு? ஏனுங்க, நீங்க வந்து, அ எல்லாரும் இதே மாரிதான் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கைல, ஆனா நீங்க ரொம்ப பெருமூச்சு விட்டுப் பேசுறீங்களே, அவ்ளோ கஷ்டமா உங்க வாழ்க்க?
ம். ஆமாங்க, அத ஏன் கேட்கிறீங்க, செலப்போ வந்து வீட்ல அப்பதான் பார்த்தீங்கன்னா, என் மாமியார் வந்து, தோட்டத்துப் பக்கம் போகாத, தோட்டத்துப் பக்கம் போகாதன்னுறப்போ, போய் விழுந்து வைப்பாங்க, அன்னைக்குன்னு நமக்கு வேலை ஆயிருச்சுல்ல? என்ன பண்ண முடியும்? உடனே மருத்துவமனைக்குக் கூட்டுப் போவேன், கூட்டுப் போய் வந்ததுக்கப்புறம், அப்பயாவது அந்த மருத்துவர் சும்மா இருப்பாரா? அதுவும் இல்ல, அவரு என்ன சொல்றாரு, மாமியாருக்கு இதுதான் நீங்க சமச்சு குடுக்கணும் அப்டிங்கிற மாரி சொல்லிடுறாரு.
அ. ம். ம். அ. ஆமா. சமச்சு குடுங்க என்ன பெரியது? அதுல ஒரு சந்தோஷம் வரும். உங்க வாழ்க்க கொஞ்சம் நிம்மதியா போகும்.
<chuckles> நல்லாத்தான் இருக்கும். ஆனா, ஏன் கேட்குறீங்க? அன்னிக்குதான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஓய்வெடுக்கணும்ங்கிறபோது, இந்த மாரி ஒரு பிரச்சன வருது. அப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சன வரும்போது, சரி அது அது முடிஞ்சதுக்கப்புறம் ஓய்வெடுக்கலாம்ன்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த வேலையும் வந்துடுச்சா சமையல். சரி மாமியாருக்கு மாத்திரம் சமை <laughs>
அ. அ. அ. அ. ம். அதாவது அதாவது கண்ணதா கண்ண கண்ணதாசன்னு ஒரு அழகான வரி ஒன்ணு சொல்லியிருக்கிறாரு, "நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை," ஆமா. ம்.
சொல்லுங்க. தெய்வம் ஏதுமில்லை. ஆமாங்க, அதாவது, அருமையான வரிகள்ங்க, நீங்க சொன்ன பாட்டு. <laughs> நீங்க சொன்னத நான் உண்மையிலேயே ஒத்துக்குறேங்க. "நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை," இதச்சொல்றாங்க. அதனாலவோ என்னவோ தெர்ல, இந்த மாரி வந்து ஒரு கடுமையான நாள முடிச்சதுக்கப்புறம், நான் 1 இறைவனுக்கு நன்றி, அப்டிங்கிற மாரி எப்பவுமே என் நாள் முடிவுல நான் சொல்றது ஒரு வழக்கம்ங்க.
<laughs> அ ம். அ. ம்.